கண்டிப்பா. அவங்களுக்கு ஒரு மாரி வித்தியாசமா, "பரவால்ல, இந்த மாரி சாப்பாடெல்லாம் பகிர்றாங்க." அப்படீன்னு கூட அவங்களுக்கு தோணியிருக்கும் இல்லையா? சாப் பகிர்ந்து சாப்பிடுறாங்கன்னு. <chuckles>
ஆமாங்க. நிச்சயமா. அவங்களுக்கு ரொம்ப அழகா அது வந்து தோணுச்சு. அதுக்கப்பறம் என்ன பண்ணாங்க அப்படீன்னா, அ எனக்கு வந்து இந்த மாரி வ் முறுக்கு எல்லாம் வந்து புடிச்சுது. அதிரசமல்லாம் வந்து புடிச்சுது. எனக்கு அதே மாரியே வந்து எடுத்துட்டு வாங்கன்னு, அடுத்த தடவ வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நாங்களும் வந்து என்னப் ஆமாங்க. அப்ப வந்து நா என்ன பண்ணேன், "நாங்க மட்டும் தான் எடுத்துட்டு வர முடியுமா? நீங்களும் எடுத்துட்டு வர மாட்டீங்களா?" அப்படீன்னு வந்து நா கேட்டேன். அப்ப வந்து என்ன சொன்னாங்க, "இன்னும் எங்களுக்கு வந்து அந்த பண்டிகைலாம் வரல. வந்தா கண்டிப்பா நாங்க எடுத்துட்டு வருவோம்." அப்படீன்னு சொன்னாங்க.
ஓ! அவங்களே கேட்கிற அளவுக்கு அது வந்துருச்சு. ம்.
அப்ப வந்து மொழி அ தோழி வந்து போயி, அவங்க ஊர்ல இருந்து வந்து நெறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப அ சுவையா இருந்துச்சு பலகாரம் எல்லாம்.
ம். ஓ! அப்ப உங்களுக்கு எப்படி தோணுனது? நம்ம பலகாரத்த விட அவங்க இது வித்தியாசமா இருந்ததா? உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததா, அவங்களுடைய அந்த பலகாரங்கள், இனிப்பு சுவை?
கண்டிப்பா வந்து வித்தியாசமா இருந்தது. அ ரொம்பவே வந்து ருசியா இருந்தது. "நமக்கு எந்த உணவா இருந்தா என்ன? ருசியா இருந்தா போதும்." அப்படீன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் வந்து அவங்க பலகாரம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. நெறைய விஷயம். ஆ அதாவது ஒரு இனிப்பு பலகாரமா இருக்கட்டும், அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துகிட்டாங்க. அப்பறம் வேற மொழி வந்து ஆ ஒரு பெண் கூட வந்து நெறைய விஷயம் அ இங்க வந்து நம்ப அத வந்து போலின்னு சொல்லுவோம் இல்லையா? அ நம்ம வந்து இந்த ஓலி, ஒப்பட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து வார்த்தைகள் வந்து பயன்படுத்தி வந்து நம்ம ஊர்ல வந்து சொல்லுவோம். ஆனா அவங்க ஊர்ல வந்து அத 'ஹோலி கே' அப்படீன்னு வந்து சொல்லுவாங்க. ஆ அந்த உணவு வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. அதே மாரி தான், ஆனா ஒரு சில மாற்றங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தில.
<laughs> கண்டிப்பாங்க. ஆமா போலின்னு ம். ம். ம். ஓ!